இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு பயணம் வந்து தனியா பயணம் செய்யக்கூடிய ஒரு நேரம், கட்டாயம் எப்பயாச்சு வந்து தான் இருக்கும். இல்ல வரலாம் அப்பிடின்னம்போது, அதுல வர சவால்களலாம் நீங்க எப்பிடி கையாள்வீங்க? ஆ அத எப்பிடி சமாளிச்சு கொண்டு வருவீங்க. அந்த மாரி எங்களுக் உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா?
ஆமாங்க. ஆ. கண்டிப்பாங்க. முதல் சவால் என்ன அப்பிடின்னா வந்துட்டு. ஆ, ஆ நம்ம வந்து போறக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்து நிறைய விதத் விதத்துல வந்து தயாராகிட்டு போகணும். ஆ முதல்ல வந்து ஆடை வந்து கொஞ்சம் நேர்த்தியா அணிஞ்சிட்டு இருக்கணும். ஆ 2ஆவது வந்து நம்ம எடுக்கக்கூடிய பேக் வந்துட்டு கொஞ்சம் அ முக்கியமான அ துணி அ முக்கியமான பொருட்கள்லாம் வந்துட்டு ஒரு சின்ன பேக்லயும் அ முக்கியம் இல்லாத ஏதாவது துணி அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ட்ராலி அந்தமாரி வச்சுக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேங்க. அ ஏனா, என்ன பிரச்சன வரும் அப்பிடின்னா, எங்காவது போய், எதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போணும் அப்பிடின்னா கூட, அ நம்ம கூட யாராவது வந்தா அவங்கள்ட்ட குடுத்துட்டு போவோம் எப்பவுமே! ஆ. ஆனா, தனியா போகும்போது என்ன ஆகும் அப்பிடின்னா, அப்பிடி யார்டையும் குடுத்துட்டு போக முடியாது அப்பிடிங்கிறனால நம்ம எங்காவது வச்சுட்டு நம்ம வந்து போகுற மாரி இருக்கும். ஆ. அதனால நான் என்ன பண்ணியிருப்பன் அப்பிடின்னா, ஒரு சின்ன பேக். அது வந்து எப்பிடி இருக்கணுனா, நான் வந்து அத தோல்ல போட்டன்னா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத மாரி இருக்கணும். ஏனா, என்னுடைய 2 கைகள் எனக்கு எப்பவுமே வந்து ஆ எதுவுமே இல்லாதமாரி இருக்கணும் ஆ அதனால என்ன பண்ணேன் அப்பிடின்னா, அதுக்காகவே அ அதனால முன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பயணம், தனியா போற பயணம் பண்றக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு. அ என்னோட பேக் எப்பிடி இருக்கும்னா, ஆ. சின்னதா ஒரு பேக் வச்சிருந்தாலும், அது வந்து கையில புடிச்சுக்கிற மாரி தான் இருந்துச்சு. அ ஆனா, இப்ப நான் தனியா போறேன் அப்பிடிங்கிறக்காகவே என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் லாங்கா வந்துட்டு. அ இப்பிடி சைட்ல போட்ற மாரி ஒரு பேக் எனக்கு வாங்க வேண்டியதா இருந்துது. ஆ, 2வது சின்னதாவும் இருக்கணும். ஆனா, எல்லாமே அதுல இருக்கணும் <chuckles> அப்பிடிங்கிற மாதிரி அ, அ. என்னென்ன அப்பிடின்னா, என்னோட மொபைலும் அதுல வச்சுக்கணும், பணமும் வச்சுக்கணும். அ, அ அதுக்கப்புறம் வந்துட்டு அ இது அ எதாவது சாவி அதெல்லாம் இருந்தா அதையும் அதிலேயே வச்சுக்கணும் அப்பிடிங்கிற மாதிரி. அ 2வது ஹேண்ட் வாஷ் பண்றக்கு புராடக்ட் அதுவும் அதுலேயே தான் வச்சுக்கணும் ஆ எல்லாமே அதுல வச்சுக்கணும் ஆனா, வந்துட்டு அது வந்து பெருசா இருக்கக்கூடாது. ஏனா, அத நான் எப்பவுமே வந்து என்னோட ஷோல்டர்ல போட்டுட்டே இருக்கணும், அப்பிடிங்கிறதுனால ஆ தேடி கண்டுபுடிச்சு ஒரு பேக் முதல்ல வாங்குனேங்க <chuckles> அ இரண்டாவது என்ன ஆகுது அப்பிடின்னா, அத வந்து நம்ம ரெஸ்ட் ரூம்க்கு போம்போது வந்துட்டு அது கொஞ்சம் வசதியா இருக்கணும். அப்பிடிங்கனால, எங்கேயுமே வச்சிட்டு போ முடியாது. ஏனா, ஆ அந்த பேக் போயிட்டா கூட நம்ம இத வச்சி ஊ ஊருக்கு போயிர்ணும் <laughs> அந்த மாரி ஒரு பிளானு அதனால அ அது கொஞ்சம் ரொம்பவே எனக்குன்னு புதுசா போம்போது ரொம்பவே அது கஷ்டமா தான் இருந்தது.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! சரிங்க. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஃப்ரீயா இருக்கணும். ஆமா. ஆமா ஓ! சரிங்க. ம். சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! சரிங்க. சரிங்க. ஆ. சரிங்க. ஆமா. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து அந்த ட்ரெயின்லாம் எடுக்கிற நேரத்துல தான் போய் தண்ணி வாங்கிட்டு ஓடி வருவாங்க. இல்லன்னா, எதா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஓடி வருவாங்க அந்த மாரி ஏதாச்சும் ஒரு சவால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
ஆமாங்க. ஆ. நான் இல்ல, இல்லீங்க. நான் என்ன பண்ணிட்டேன். அதுவும் எனக்கு ஒரு <chuckles> கெட்ட பழக்கம் என்ன அப்பிடின்னா, அ நான் ட்ரெயின்ல போறன்னா, போற இடத்துல எந்த ஸ்நாக்கும் வாங்க மாட்டேன். போறக்கு முன்னாடியே ட்ராலில எல்லாமே வாங்கி வச்சுக்குவேன் <laughs> அ, அ எனக்கு அந்த விலைவாசி உயர்வு வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கும் ரெயில்வே ஸ்டேஷன்ல எப்பமே வில அதிகமா தான் இருக்கும் அப்பிடிங்கிறதுனால. அ நான் என்ன பண்ணுவேன். எனக்கு புடிச்ச தின்பண்டங்கள் எல்லாமே அங்க போனாலும் வந்து நம்மளுக்கு புடிச்சது தானே வாங்க போறோன்னு சொல்லிட்டு, ஆ, அ எனக்கு புடிச்ச எல்லா தின்பண்டங்களையும் எங்க ஊர்லேயே நான் வாங்கிட்டு போயிருவேன் <laughs> ஆ. அத தூக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த மாரி சிப்ஸ் ஐட்டம் லாம் வந்துட்டு நொறுங்கிரும் அப்பிடிங்கிறதுக்காக, நல்லா வந்து ஒரு ஸ்டீல் பாக்ஸ்ல போட்டுட்டு போயிருவேன் <chuckles> ஆ, ஆமாங்க. அது நல்லாவே வெயிட்டா இருக்கும் ஆ என்னது இப்ப சொல்லப்போனா எனது ம் ம் 3/4வாசி வந்து துணி இருந்துச்சுனா, ஒரு 1/4வாசி வந்து இந்த மாதிரி தின்பண்டங்கள் தான் இருக்கும்
அ. அ. கண்டிப்பா. கண் <laughs> சரிங்க, சரிங்க. ஆ. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆமா. சூப்பர். சூப்பருங்க. ஆஹா! <chuckles> பார்த்தீங்களா! அத தூக்குறதுக்கே உங்களுக்கு வெயிட்டு. <chuckles> ம், கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சூப்பர் சூப்பர்ங்க. இப்போ நான்லாம் தனியா பயணம் பண்ணம்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெப்பர் ஸ்ப்ரே, இந்த ஊசி அதெல்லாம் கொண்டு போவேன். அந்த மாரி நீங்க ஏதோ ஒரு ஆயுதத்தோட கையில போவீங்களா?
அ, ஆ. ஆஹா. <laughs> அ ஆக்சுவலா அந்த சமயத்துல எனக்கு அது எதுவும் தோணல. அ ஆனா ஒரே ஒரு அ சிசர் மட்டும் வச்சிருந்தேன். அது சிசர்ன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அ ஃபோல்ட் பண்ணா அது மடக்குன வந்துட்டு அ ரொம்ப ரவுண்டா இருக்கும். அ அது மட்டும் நான் வச்சிருந்தேன். அ அது வந்து அந்த சின்ன பேக்ல வச்சிருந்தேன். அ வேற எதுவும் வந்து அந்த அளவுக்கு நானு பயமில்ல எனக்கு அப்பலாம். நான் சின்ன பொண்ணு அப்டிங்னால பயம் இல்லாம போயிட்டு வந்தேன், அப்டின்னே சொல்லலாம். அ 2வது சத்தம் தான் நமக்கு இருக்குதே, வாய் கத்துனா போதும் அப்டிங்கிற மாதிரி. ஆமாங்க, எனக்கு எப்பவுமே அதுதான். கத்துறது தான் ஆயுதம் அப்டிங்றத நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்குவேன். அ, ஆ. அ 2வது அ வெயிட்டான பொருள் எப்பவுமே, என்ட்ட கையில ஒண்ணு இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு வாட்டர் கேன் 1 கையில தனியா 1 வச்சிருப்பேன். அ இல்லைனா வந்து, கொட அதுவும் நல்லா வெயிட்டா இருக்கும். பார்த்தா ராடு மாரி இருக்கும் என்னோட கொடையெல்லாம். அ ஏன்னா அத போட்டு கவர் போட்டு கட்டியிருக்கும்போது, அது கொஞ்சம் ராடு மாதிரி ஒரு ஃபீல் எனக்கே குடுக்கும். அ அதனால அத கையில வச்சிருக்கும்போது, கொஞ்சம் சேஃப்டியா இருக்குற மாதிரி ஃபீல் வரும். ஆ இத தாண்டி என்னென்னா, இந்த அ ரெஸ்ட் ரூம் போம்போது மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கும் அப்டின்னா, அதுவும் இல்ல. அ ட்ரெயின்ல நம்ம தூங்கினோம் அப்டின்னா, அந்த பேக் வந்து எங்க போகும்? எப்டி தூங்கறது? அப்படின்கிற பயம் எனக்கு நல்லாவே இருந்துச்சு.
அ, சரிங்க சரிங்க. ஓ! சூப்பர் சூப்பர். ஆமாமா, தெரியுங்க தெரியும். அ தெரியும் தெரியும் அந்த சிஸ்சர். அ. ஓ, சரிங்க. ம், சரி சரி. சரிங்க சரிங்க. <laughs> கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதுவே பெரிய ஆயுதம் அப்டின்ற மாதிரி சொல்றிக்கீங்க. அ சரிங்க சரிங்க. ரொம்ப நல்ல விஷயங்க அது. அ. ஒ, சரிங்க சரிங்க. ஓ, சரிங்க சரிங்க. அ. ஓ! சூப்பர் சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பாங்க.
அ, அப்டி இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? அப்டின்னா, அந்த பேக்க வந்து என் தோள்ல மாட்டிட்டே தான் நான் தூங்கிட்டு இருப்பேன். அ, பரவாயில்லைங்க, நான் வந்து சரியா வந்து தேர்வு செஞ்சனே சொல்லலாம், அந்த பேக் வந்து நம்ம மாட்டி இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு, அ, சுமை தெரியாது, சில நேரங்கள்ல என்ன பண்ணுவேனா, தலைக்கு வைச்சி படுத்துக்குவேன் அத, ஆமாங்க அ.
அச்சச்சோ! ஆ. <laughs> சுமை தெரியாது இது, அ. தலகாணியா மாத்திடுவீங்க, ஆமா இது வந்து எல்லாருக்கும் பழக்கமாவே ஆயிடுச்சு இப்பலாம் பாத்தீங்கனா, இந்த டைம்ல.
ஆமாங்க அ, அதாவது தலகாணி நமக்கு குடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழ அத வச்சி, எனக்கு எப்டின்னா, தூங்குற பழக்கம் எப்டின்னா, எனக்கு கை மேல தான் தலகாணி இருக்கும், அதுக்கு மேலே நான் தல வச்சு படுத்திருப்பேன். அப்டிங்கும்போது அ, கரெக்ட்டா என் கைகிட்ட அந்த பேக்க வச்சு, அது மேலே தலகாணி வச்சு, அதுக்கு மேலே படுத்திருக்கும்போது கொஞ்சம் நிம்மதியா தூக்கம் வந்துச்சுன்னே சொல்லலாம்.
ஆமாமா. ஓ! சரிங்க சரி. ஓ! புரியுது, புரியுது. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. அது மாரி போம்போது ஏதாவது பிரச்சன எதுவும் ஆயிருக்கா? அ, ஏனா சில பேர் எல்லா நேரத்திலும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது பாத்தீங்களா? அ, ஏதாச்சு ஒரு பிரச்சனை, யார் மூலியமாவது நம்மளுக்கு வரும் பயணத்துல, இந்த மாரி எதுவும் பிரச்சன எதுவும் நடந்துருக்கா?
ஆ, அதே தாங்க. ஆ. இல்லீங்க, நான் போனது ஒரே <chuckles> ஒரு தடவ, அந்த ஒரு தடவையும் நான் வந்து பாதுகாப்பா போயிட்டு வன்ட்டேன் அப்டிங்கறதுனால, அ, எந்த பிரச்சனையும் வரல, பயம் தான் அதிகமா இருந்துச்சு ஆனா எனக்கு. அ, அது அது மட்டும் இல்லாம, நான் ஒரு தடவ போயிட்டு வன்டேன் அப்டின்கறதனால, என்ன ஆச்சு? அப்டினா, எனக்கு கொஞ்சம் பயம் போய்டுச்சு, மக்களப் பாத்த பயம்.
ஓ! சரிங்க சரிங்க. அ. ஆ, சரிங்க, சரிங்க. ஓ! சரி, சரி, சரி. அ.
அ, ஏன்னா நம்ம வீட்டிலயே இருந்துட்டு, அ அ படங்கள் பாத்துக்கிட்டு, ப வர செய்திகள பாத்துட்டு, பயந்துட்டே உட்காந்துட்டு, இருந்த பொண்ணு தான் நானு.
ஆமாமா. ஓ. சரி, சரி. அப்டியா?
ஆ ஒரு தடவ இப்படி தனியா பயணம் பண்ணிட்டு வரம்போது, என்னாச்சுன்னா, எல்லாரும் வந்து அ "பத்திரமா போ. பத்திரமா போ" ன்னு பாக்குறவங்கலாம் சொல்றாங்க. "தனியா போறியா, பாத்து போ." ஆ அந்த மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு. ஆ எல்லாரும் வந்து ஒரு இடைவெளி விட்டு, என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
<chuckles> ஓ! சரிங்க, சரிங்க.
ஆ அ ஒரு வாலிப பசங்களுமே வந்து, கொஞ்ச இடைவெளி விட்டு நடக்குறது. ஆ நம்மள்ட்ட வந்து பேச முற்படாம இருக்குறது. அ அதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் போட்டுருக்கிற உடை அப்படி இருந்துச்சா, என்னன்னு தெரியல. அ நான் கொஞ்ச வந்துட்டு வெளிய போனா, பையங்க பசங்க மாரி தான், உடை அணிஞ்சுட்டு போவேன் ஆ, பேண்ட்டும், சட்டையும் தான் போட்டு போவேன் அப்படிங்கிறனால, அ, பாக்குறக்கு கொஞ்ச பையனாட்டவும் இருப்பனோ, என்னவோ தெரியல. அ, அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட நெருங்க மாட்டாங்க, யாருமே வந்து பேச மாட்டாங்க. ஆ அதனால கொஞ்சம் பாதுகாப்பா, போன மாரி ஒரு எண்ணம். பாதுகாப்பாதான் போயிட்டு வந்தேன். ஆ என்னதான் நம்ம வந்து, எப்படி உடை அணிஞ்சுருந்தாலும், அ எப்படி இருந்தாலும், அ மக்கள் மேல ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சுங்க. போய்ட்டு வந்ததுக்கு, அப்புறம் தான்.
<laughs> ஆ. ஓ! சூப்பர், சூப்பர்ங்க. அ. சரிங்க, சரிங்க. <chuckles> ஓ! சரிங்க, சரிங்க. ஓ. ம். சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. இப்போ அத எ இதுல வந்து என்ன ஒரு சவாலான விஷயம் வந்து என்னால ஏத்துக்கவே முடியல, நான் இப்டி ஆயிடுச்சு அப்டின்ற மாரி ஏதாச்சு ஒண்ணு இப்போ எனக்குல்லாம் பாத்தீங்கன்னா, நான் போம்போது நெறைய சவால்கள் நடந்துருக்கு. ம். அதெல்லாம் நான் எ க ஈடு கட்டி நான் போன காலங்கள்லாம் உண்டு. ஆம் ஏனா, மொழி தெரியாத ஒரு ஒ ஒரு பயணம் பண்ணிருக்கேன், அப்டின்னும்போது, அந்த மொழி பிரச்சன இருந்திருக்கு. இருந்தாலும் "எனக்கு தெரிஞ்ச மொழிய வச்சு தான் நான் போவன்பா" அப்டின்ற மாரி நான் போயிட்டு வந்தேன். அந்த மாரி உங்களுக்கு இத போல வேற ஏதாச்சு ப பிரச்சனைகள், உணவு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாரி எதாச்சும் ஒரு பிரச்சனை?
ஆ. ஆஹா. அதாங்க. ஆஹா. அதாங்க. ஆ. ஆ, அ மிகப்பெரிய பிரச்சனை என்னதுனாங்க! நான் வந்துட்டு எனக்கு தெரியும் அ வடமாநிலம் சைடு போறதா அப்டின்னா ஸ்லீப்பர் கோச்ல போக்கூடாதுன்னு எனக்கு சொல்லீட்டாங்க. அ ஏசி போட்ருங்க. ஸ்லீப்பர் கோச்ல வந்துட்டு நமக்கு ஆ எல்லாருமே ஏறுவாங்க அதுல. அது வந்து நம்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்ற வண்டி மாரி இருக்காது. ரயிலு. அ அப்டிங்கிறத எனக்கு முன்னாடி முன்கூட்டியே சொல்லீட்டங்காட்டி, நான் ஸ்லீப்பர் கோச் போடாம, ஏசி தான் போட்டுட்டேன். ஆனா, நான் ஏர்ற அந்த ஸ்டேஷன்ல என்ன பிரச்சனைன்னா, அந்த ட்ரெயின் 2 நிமிஷந்தான் நிக்கும்.
ஆ. சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. சரிங்க. ஓ! சரி, சரிங்க.
ஆ நான் என்ன பண்ணிட்டேன்? நம்ப ஆ நம்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்ற ஒரு ட்ரெயினா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆ ஏறி வந்துட்டு நம்ப அந்த ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ளயே நம்ம நடந்து போய்க்கலாம். ஆ அதனால நானும் ட்ராலி எல்லாம் எடுத்துட்டு அல் நான் பாட்டுக்கு ஏறிட்டன். அ ஏறி பாத்தா, அப்டியே நடுவுல வழி இருக்கும். நேரா நடந்து ஏசி கோச்சுக்கு போயிடலான்னு நடக்கறேன், நடக்கறேன். ஆ. ஒரு இஞ்ச் என்னால தாண்டி வைக்க முடில.
ஆமா, ஆமா. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா.
அ, ஏன்னா, வந்து எல்லாமே குறுக்க, குறுக்க படுத்துருக்காங்க. அ, அ எல்லாம் மேலயும் படுத்துருக்காங்க, கீழயும் படுத்துருக்காங்க. நம்ப ஒவ்வொருத்தர் மேலயும் தாண்டி, தாண்டி போகும்போது, அ அந்த பேக்க என்னா தூக்கிட்டு என்னால நடக்கவே முடியலீங்க.
ஆமா, ஆமா. கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதாங்க உண்ம. ஆமா, ஆமா.
ரொம்ப கஷ்டங்க. அ நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. எல்லாரும் எ உட்கார்ந்துருப்பாங்க அப்டீன்னு தான் நான் நினைச்சேன். அ அங்க பாத்தா ஏறுற இடத்துலேயும் நெறைய பேர் வந்து அந்த ஏறுற இடத்துல படிக்கட்டிலேயே நெறைய பேர் படுத்துருக்காங்க. அ அதெல்லாம் பாக்கும்போது ஒரு விதத்துல பாவமா இருந்துச்சு. என்னடா! இது இவள கஷ்டப்படுறாங்களா, அப்டீங்கிறமாரி இருந்துச்சு. அ ரெண்டாவது அ என்னால போகவே முடியல. அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்பிடீன்னா, நான் இப்ப எங்க நிற்கிறன்னா, மறுபடியும் அந்த ஏறுற இடத்துலேயே தான் நின்னுட்டு இருக்குறேன். அ 2 பக்கமும் டோரு குளோஸ் ஆகிடுச்சு. அங்கயும் வந்து பசங்க படுத்துட்டு இருக்குறாங்க. அ, அ நான் வந்த உடனே எல்லாரும் எழுந்திரிச்சு எந்திரிச்சுகிட்டாங்க. அதாவது படுத்துட்டு இருந்த எல்லாருமே எழுந்திரிச்சி உட்கார்ந்துகிட்டாங்க. அதுக்கு அப்பறம் அ இப்ப நான் தனியா தான் இருக்குறேன். அ அவுங்கல்லாம் எழுந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டாங்க. ஆனா, எல்லாரும் சுத்தி பசங்க தான். அ உள்ள பெண்கள் வந்து நெறைய பேரு இருக்குறாங்க. அ அப் அந்த நேரத்துல வந்துட்டு அவங்க பாத்த பார்வை, அவங்க பாதுகாப்பா இருக்கணுனு நினைச்சது, அது எல்லாமே நல்லா இருந்துச்சி. எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சுதுனே சொல்லாங்க. அ இப்ப அவங்களுக்கும் மொழி தெரியாது. எனக்கும் மொழி தெரியாது. ஆனா, நான் இறங்குறக்காக தான் நிற்குறேன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆ அதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு அந்த இதுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இதுல 2 வது பிரச்சன என்ன, அப்பிடீன்னா எனக்கு அந்த ட்ரெயின்ல இருக்குற டோரை திறக்கத் தெரியாது. <laughs> அ.
ம். ஆமா, ம். ஓ! சரிங்க சார். ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சரி, சரி. ம். சரி, சரி. சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! சரி, சரி. அச்சச்சோ! அ. <laughs>
அ நான் வந்து அந்த ஆப்ல தான் பாத்துட்டு இருக்கிறேன், அடுத்த ஸ்டாப் எப்ப வரும்? கீழ எறங்கி நம்ம வந்து ஏசிக்கு போயிறலாம் அப்டின்னு ஆப்ல பாத்துட்டே நிக்கறேன். ஆ அப்புற என்னால நிக்க முடியல நானும் உட்காந்துட்டேன் அங்கயே. ஆ நானும் குந்த வச்சு உட்காந்தாச்சு கீழயே, அவங்கள மாரி நானும் உட்காந்துகிட்டேன். <laughs> உட்காந்துட்டே இருக்கறேன், கரெக்ட்டா வந்து இன்னும் ஒரு மு அ 5 நிமிஷத்துல அடுத்த ஸ்டாப்ல வந்து ட்ரெயின் நிக்கும்னு எனக்கு தெரிஞ்சுடுச்சு. அ அப்புறம் எந்திரிச்சு நா டே டோரவே உத்து பாத்துட்டே இருக்கறேன். அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. நா எறங்க போறேன். அ. அ, உடனே அவங்களும் எந்திரிச்சுட்டாங்க எல்லாருமே. ஏனா, அவங்க எந்திரிச்சா தானே, நா எறங்க முடியும். ஆ இங்க என்ன பிரச்சனன்னா, எந்த பக்கம் பிளாட்பார்ம் இருக்குன்னு தெரியாது. அ அதனால 2 பக்கமு எந்திரிச்சு நின்னுட்டாங்க. எங்க வருதோ அங்க தெறந்து விட்றோனு சொல்லிட்டு.
ஆ. ஓ! சரிங்க, சரிங்க. ஆ. சரிங்க, சரிங்க. ஆ. ஆ. ஆ. புரியுது புரியுதுங்க. <chuckles> ம். சரி, சரி. <laughs> "உங்களுக்கு தெறக்க தெரியலடா" அப்டீன்னு. அ. ஆ. புரியுது, புரியுது. ஆ. ஆமாம்மா. ஆ. <chuckles> பரவாயில்ல. உதவி இருக்காங்க. இந்த நம்ம பயம் இருந்த போய் உதவியும் செய்றாங்க அப்படின்ற மாரி தா இருக்கு. அ.
ஆமாங்க. ஆ. ஆமாங்க. அந்த உதவி எனக்கு, அதாவது நாங்க பேசவே இல்ல. ஏனா மொழி தெரியாது. நானும் பேசல, அவங்களும் பேசல ஆனா நான் என்ன பண்றேங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஆ புரிஞ்சுகிட்டு எனக்கான வழிய வந்து அவங்க நல்லாவே பண்ணிக் குடுத்தாங்க. ஆ 2 பக்கம் அவங்க எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க, எங்க ப்ளாட்ஃபார்ம் வருது? நான் எறங்க போறேங்கிறத தெரிஞ்சுட்டு ஆ 2 பக்கமும் பாத்து எந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் இருக்கோ, அந்த எடத்துல எனக்கு அந்த இத தெறந்து குடுத்தாங்க. ஆ அப்புறம் தெறந்ததுக்கப்புறம் இங்க என்ன பிரச்சனைன்னு அப்படின்னா, இப்ப நான் எதுக்கு எறங்குனேன்னு தெரியுமா உங்களுக்கு.
புரியுது, புரியுது. புரியுது, புரியு. கண்டிப்பா, கண்டிப்பா. பிளாட்பார்ம் வருதுன்னு. புரியுது. ம். ஓ! சரிங்க, சரிங்க. ஆ, எதுக்கு இறங்குனீங்?
எறங்கி ஏசி இருக்கிற ரூம்க்கு நான் வந்து கீழ எறங்கி போலாம் அப்படிங்கறக்காக எறங்குனேன் அந்த ஸ்டாப்ல.
ஆமா. ஆமா.
அங்கேயும், அந்த ட்ரெயின் ரெண்டு நிமிஷம் தான் நிக்கும். ஆ என்ன பண்றேன்? நானு, அ இந்த பக்கம் ஓடுறேன். அதாவது ஏசி வந்து அ தவறான பக்கம் எறங்கி ஓடிக்கிட்டே இருக்குறேன். அங்க இருக்க போலீஸ், "அம்மா நவுந்து நில்லும்மா, ட்ரெயின் போகுது" அப்டின்கிறாங்க. இல்ல இல்ல, நான் ட்ரெயின்ன விடமாட்டேன். <laughs>
அச்சச்சோ! அ. <laughs> தப்பான ஸைடு இருந்தீங்க. அ. அச்சச்சோ! அ. "அய்யயோ! அந்த ட்ரெயின்ல தானங்க நான் போணும்," அப்டின்ற மாதிரி அ.
ஆமாங்க. அப்புறம் "எங்கே போணும்?" அப்டின்னமும், "ஏசி" அப்படின்னேன். அ அதுக்கப்புறம் "அங்கே போகணும், அந்த பக்கம் போ" அப்டின்னாங்க. அப்புறம் மறுபடியும் விட்டா சாமி ஒடுன்னு, அந்த ட்ரெயின புடிச்சிட்டே ஓடுறேன். அ ஏசி வரைக்கும். அ அப்போ எப்டியோ வந்துட்டு, நான் போட்டிருந்தது II A/C. அ III A/Cல ஏறிக்கிட்டேன்.
அ. அச்சச்சோ! ஆ. ஆ. என்னங்க! நீங்க மொத்தத்துல உங்க பிளேஸ்க்கு போனீங்களா? இல்லயா? <laughs>
ஆ III ACல ஏறினதுக்கு அப்புறம் வேணா போனங்க. நடுவுல நடந்து போறதுக்கு வழி இருந்துச்சு. அ ஸ்லீப்பர் கோச்ல தான் இல்ல. ஆனா, III A/C ஏறினதுக்கு அப்புறம் அது அதுவரைக்கும் எனக்காக ட்ரெயின் ஒரு ஒரு 3 நிமிஷம் எனக்காக நின்னுச்சு அங்க. ஆ ஏன்னா நான் தான் நகர மாட்டிக்குறனே, ட்ரெயின் பக்கத்தாலேயே நிக்கறனே. அ அப்ப அந்த எடத்துலே ரெண்டு போலீஸ் வந்து எனக்கு உதவியா இருந்தாங்க. அ இந்த பக்கம் போகும்போது, எங்கே போறேன்னு கேட்டு எனக்கு வந்து, அந்த பக்கம் மாத்திவிட்டாங்க. அ அந்த பக்கம் போறவங்க, இங்கே தான் ஏசி இருக்குது, ஒடியான்னு சொல்லி கூப்ட்டாங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஆனா அந்த நேரத்துலயே எனக்கு மொழி தெரியாது. அவங்களுக்கும் தெரியாது. ஆனா, நான் என்ன அ தப்பு பண்றேங்கிறத கண்டுபுடிச்சுட்டாங்க.
ஓ! நடுவுல. ஆ சரி, சரி ஆ. கனெக்ட் ஆயிடுச்சு. ஓ! சரிங்க. சூப்பர்! சூப்பருங்க! <laughs> ஆ, ஆ, புரியுது, புரியுது. ஓ சரிங்க, சரி. "போங்கப்பா நீங்க" இந்த மாரி ஏத்தி விட்டுருக்காங்க. ஆ. ஓ! சூப்பர்! சூப்பர்ங்க!
பரவாயில்லங்க. அது அ வ சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னு ஏதோ ஒரு ஹிந்தில சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சீக்கிரமா போன உடனே, அதுக்கப்புறம் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படியோ ப போய், என்ன என்னோட இருக்கையில அமர்ந்தப்போ தான் எனக்கு நிம்மதியே. ஆமங்க.
கண்டிப்பா, கண்டிப் நிம்மதி, <chuckles> அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. அதாது ஒரு பயணத்த பண்ணுறதுங்குறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அதுவும் <tsk> நம்ம ஊருக்குள்ள பண்ணுறது, அதாவது அந்த காலத்துல கூட கொஞ்சம் நம்ப அ பத்திரமா போய்ட்டு வந்துடலாம்னு இருக்கும் போல. இந்த காலத்துல எப்படி பத்திரமா போறதுன்ற ஒரு கேள்விக்குறியே இருக்கு. ஆமா இருந்தாலும் நம்ப போய் தான் ஆகணும்.
ஆமங்க. அதே தாங்க. ஆனா, நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லா பய பயங்களும் இருந்துச்சி. ஆனா, எனக்கு என்னோட பயணத்துல எனக்கு கிடச்ச ஒரு நன்மை? என்ன அப்டீன்னா, அ எல்லோருமே எனக்கு உதவி செய்றதுக்கு இருக்குறாங்கனு எனக்குத் தோணுச்சி அதற்கு அப்புறம் தான். அ.
ஆமாமா. அனுபவம் வேற தோணுச்சி ஆமா, கண்டிப்பா. அதாவது அதாவது எல்லா நேரமும் எல்லா கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்டீன்ற மாதிரி சொல்ல முடியாது. நல்லவங்களும் இருக்காங்க. அப்டீன்ற மாதிரி தான் இருந்துச்சி, உங்க பயணத்த ஒரு இத கேட்கும்போது. நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கனு தான் சொல்லலாம். உங்கள்ட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சிங்க. நன்றி.
அதே தாங்க. அ. ஆ நீங்களும் அழகா பின்தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்தீங்க. உங்கள்ட்ட பேசினதுல எனக்கு மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.